ஆஹ அப்பிடிலாம் இல்லங்க. அங்க போனாலே எனக்கு வந்து குழந்த ஆஹ குழந்தைய வச்சுட்டு என்னால முடியல. அவன் எந்திரிச்சி அவன் என்னையும் சேர்த்து எழுப்பி உட்டுறான். நம்ம தூங்கணுன்தான் நான் எதிர்பார்ப்பேன். ஆனா வந்து அவன் வந்து எழுப்பி உட்டுருவான். என் கணவர் அதுக்கு மேலே சொல்லவே வேணாம். அவன போய் பாரு! அவன போய் பாரு! அப்பிடின்னு தான் சொல்லுவாரு! ஏன் நீ என்ன பண்ற? நீ போய் பாக்க வேண்டியது தானேன்னு சொல்லுவேன். <laughs> ஆனா வந்து ஆமா. <laughs> நானே வந்து ரெஸ்ட் எடுக்க தான் இங்கே வந்தேன். அதுவும் பொறுக்கலயா! அப்பிடின்ட்டு கேட்பேன். ஆனா வந்து 2 <laughs>
இல்லேங்களா? ம். ஆமா. அங்கேயே தான் ஆரம்பிக்குது. ம். நீ ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா குடும்பத்திலேயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன்னே! என் மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு போறேன். ஆனா நம்ம பெத்தத நீ வச்சுக்கோ! <laughs> புரியுதா! நீ பார்த்துண்டு இரு! நான் போயிட்டு எங்க அம்மா நிம்மதியாக போயிட்டு வரணும். இத வச்சுலாம் நிம்மதியா இருக்க முடியாது சொல்லுவாங்க.
அ, ஆ. ம். <laughs> ஆமாங்க. அதேதான். ஒரு த ச இப்பயுமே கூடங்க நான்லாம் சாப்பிடுறதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே சாப்பிட்டு நின்னுகிட்டே சாப்பிட்டுட்டு அ வந்துருவேன். ஏன்னா வந்து அவன் சாப்பிட கூட விட மாட்றான். இப்ப நான் உட்காந்து சாப்பிட்டேன்னு வைங்க, அது வந்து அவன் தட்ல போட்டு உழப்பி அத கீழ கொட்டி 10 வேல நடக்கும். இது எனக்கு தேவையான்ட்டு நான் நின்னுக்கிட்டே 5 நிமிஷமானாலும் டக்குன்னு தின்னுட்டு ஓடியாந்துருவேன். அந்தமாரி தான் இருக்கும். ஒரு ஒன்னுக்கு 10 வேலையா இருக்கும். அதுவே வந்து ரொம்ப ஒரு ப மன உளைச்சலுக்கு ஆளான மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன்? வீட்ல இருக்காம, இப்பிடியே தலைவலி உண்டாயிரும். ஏன்னா, நான் வீட்லேயே அடஞ்சிருக்கேன், இல்ல இந்த ப்ரஷர் வேற, ம்.
ம். ம். ம். ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ம். ஐயோ! ஆமாங்க சொல்லவே தேவையில்ல.
அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த பக்கத்தில வந்து பூங்கா இருக்கு. சரி இவனுக்கும் இவனையும் நம்ம அடைச்சு வச்சுருக்கோமே! அப்பிடின்னு எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். என்ன பண்ண இங்க உறவினர்களும் கிடையாது எனக்கு பெருசா. அதனால சரி பூங்காக்காவது கூட்டிட்டு போவோமே! அப்பிடின்னு சொல்லிட்டு நட நடந்து கூட்டிட்டு போய் அங்கே போய் நிறையா பிள்ளைங்கள்லாம் இருக்கும்ல்ல.
ம். ம். ஆ. ஐயய்யோ! ம்.